கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மாதிரி தான். அதாவது என்னுடைய பழக்கம் இன்னும் அப்டியே இருக்குன்னா, எனக்கு அது தெரியல. எந்த அளவுக்கு அது நல்ல பழக்கம்னு ஆனா என்னுடைய த நண்பர்கள் வந்து சொல்லும்பொழுது வந்து எனக்கு வந்து அது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது. ஆஹ் ஓ! இந்த பழக்கம் அப்ப நம்மள அறியாமயே நமக்குள்ள இருந்திருக்கு. இப்ப அவுங்க 1 மாசத்து நான் கூப்பிடலன்னா கூட ஒரு, இரு நாட்கள் அவங்க கூப்ட்டுருவாங்க. என்னன்னு என்னாச்சு ஏன்னு கேட்டா இல்ல கண்டிப்பா 1 மாசத்துல நீ கூப்ட்ருவ. நீ கூப்பிடலன்னா, அப்ப உனக்கு ஏதோ பிரச்சனை, இல்லன்னா நீ ஏதோ பிஸியா இருக்க சரி? அதான் என்ன எதுன்னு கேட்கலாம். ஆமாமா.
ஆனா உண்மையிலயே நல்ல பழக்க தாங்க. உண்மையிலயே இப்டி டவுட் படாதீங்க நீங்க? ம். <laughs> ஆமா அது மாரி போணும் ஆமா, ஆமா. அந்த மாரி ஏதாவது நடந்தருக்கா உங்களுக்கு? அந்த மாரி ஏதாவது நீங்க ஒரு மிஸ் பண்ணிட்டீங்க.ஒரு 2, 2 மாசம் நீங்க ப கைபேசியில பேசவே இல்ல. அப்டின்றபோது 3வது மாசம் அவங்க ஃபோன் பண்ணிட்டு என்னாச்சு உனக்கு ஏதாவது பெ பிரச்சனையான்னு கேட்டு அந்த மாரி ஏதாவது நடந்திருக்கா?
கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா நெறைய இருக்குங்க. என்னுடைய குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அவங்கள வந்து நான் பார்த்துக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து சில சமயங்கள்ல கைபேசி எடுப்போம். கூப்பிடணும் தான் எடுப்போம். ஆனா கூப்பிட முடியாது. அதுக்குள்ள வேற ஏதாவது வேல வந்துரும். அவங்கள ஆமா.
ஆ. ஆமா, கண்டிப்பா. குழந்தை சின்ன வயசுல இருக்கும்போது நெறைய இது இருக்கும் இல்லையா?